இது பாதி வந்து அறிவியலா இருக்குங்க. அதனால நம்பக்கூடிய தன்மையா தான் இருக்கு. சிலது வந்து அறிவியல் தன்மை இல்லாம இருக்கும்போது, அது கொஞ்சம் நமக்கு தட்டுப்படுது இது இது என்ன? அப்பிடின்ட்டு. இப்ப நம்ம வீட்டலங்களே பாத்தேன்னா, கிழக்கு பாத் அ பக்கமாக இருந்து நீங்க விளக்கு ஏத்துங்க, இந்த 6 மணிக்கு மேலே விளக்கேத்துங்க. அ இந்த மாரிலாம் நம்ம சொல்லுவாங்க. இத் இத்தன மணிக்கு மேல இங்க போவாதீங்க. வேப்பிலை எடுத்து போங்க. அப்பிடின்லாம் சொல்லுவாங்க. சோ இது இதுவும் இருக்கு நம்ம மரபில.
ம். ம். ம். ம். ம். ம். ம், ம். ஆமா. அதாவது அந்த 6 மணிக்கு மேல தலை வாரக்கூடாது. தலை விரித்து வீட்டல பெண் இருக்கக்கூடாது. நகங்கள் வெட்டக்கூடாது, நகங்கள். இதெல்லாம் கூட ஒரு அறிவியல் சார்ந்த விஷயன்னு நினைக்கிறீங்களா?
ஆமாங்க.

ம், ம். இது வந்து ஆ ஆரம்ப காலத்துலேருந்தே வந்து, அ எல்லாத்தையும் சம்மந்தப்படுத்துதா! அதாவது ஒருத்தன் பிறந்ததுலேருந்து இறக்கிற வரைக்கும் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில நடக்குது. அதுக்கும் இந்த பூஜை பண்ற இடத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு நெனைக்கிறீங்களா?
ம். ம். அதாவது என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து அதுல பெருசா உடன்பாடு இல்லைங்க. நான் வந்து எனக்கும் தெரியாது அத பத்தி. ஆனா வந்து நான் கேள்விப்பட்டிருக்கிறது உண்டு. இந்த மாதிரி வந்து பூஜை அறைகள் இப்படி இருந்தா தான் வந்து குடும்பத்தில வந்து செல்வாக்கு இப்படி இருக்கும். திருமணம் அப்ப தான் நடக்கும். இப்ப நம்ம கேள்விப்பட்டுருக்கோம் இல்லையா? இந்த கோயிலுக்கு போனா தான் வந்து திருமணம் நடக்கும். இந்த கோயில்ல வந்து, குழந்தை இல்லன்னா போய் வேண்டுங்க. இந்தமாரிலாம் நம்ம கேள்விபட்டருப்போம் இல்லையா? அதே மாதிரி வந்து இப்போ வீட்டிலயும் கொண்டு வந்துட்டாங்க.
ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ஆமா. ம், ம். ஓ! சரி, சரி.
தெரிஞ்சவங்களே இப்ப எனக்கு தெரிஞ்சவங்களே பார்த்தீங்கன்னா, ஆ அது ம் ஒரு ஒரு நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலி, சிட்டில தான் இருக்காங்க. அவுங்க வந்து ஒரு வீட வந்து கட்டணும்ன்னா, அதுக்கு வந்து ஒரு 1,000 இது பார்த்து தான் பண்றாங்க. ஒரு நல்ல நேரம் பார்த்து, இப்படி பண்ணணும் எல்லாமே அவுங்களோட மனசு சம்மந்தப்பட்டது இல்லைங்களா? ம், ம்.
ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ஓ! சரி, சரி. இப்போ ஒரு குழந்தை பிறந்து வருது அப்படிங்கும்போது, என்ன மாரியான இந்த பூஜை அதாவது குழந்தையப் பிறந்து கொ கொண்டு வரும்போது, அதுக்கு என்னெல்லாம் பண்றாங்க? அது வளர்ந்து வரும்போது பூஜை சம்மந்தமான விஷயங்கள்.
ஆமாங்க. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, குழந்தை இருக்கும்போதே, கு குழந்தை வேணுன்றதுக்காக வந்து ஒரு கோயில்ல போய் வந்து பூஜை பண்றாங்க. அதுக்கப்பறமா வந்து, அது பரிகாரமும் நெறைய பண்ணுறாங்க இல்லன்னா, இல்ல அந்த குழந்தை இயற் வயித்துல இருக்கும்போது நல்லா பொறக்கணுன்றதுக்காகவே வந்து கோயிலுக்கு போய் பூஜை பண்றது வார வாரம், மாச மாசம். இந்த மாதிரி பண்ணுறது, பரிகாரங்கள் பண்றது. இந்த இந்த அ பாலினத்த குழந்தை தான் வேணும்ன்னு வந்து பூஜை பண்றது, பரிகாரம் பண்றது, அடுத்து வந்து குழந்தை வந்ததுக்கு அப்பறமா அவு அவுங்களுக்கு வந்து ஜாதகம் பார்க்கிறது, அடுத்து வந்து இவுங்களுக்கு இந்த பேர் வச்சா தான் இவுங்களோட வந்து எழுத்து வந்து நல்லாருந்து, இவுங்களோட வருங்காலம் நல்லாருக்கும்ன்னு பார்க்கிறது. ஸோ இவ்வளவு இருக்குங்க. இவ்வளோ பரிகார பூஜைகள் பண்ணுறாங்க.
ம். ம். ம் ம். ம். ம். ம். ம், ம். ம். ஓ! ம். ம். ம். ம். ஆ. இப்போ இந்த பூஜை இப்போ இந்து சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா, பூஜை அறைன்னு ஒண்ணு வச்சிருக்காங்கல்ல. அதுல வந்து இந்த இந்த சாமிகள்லாம் இருக்கணும். இந்த இடத்துல தான் விளக்கு ஏத்தணும். இந்த திசையில தான் அந்த விளக்கு எரியணும். அப்புறம் வந்து பக்கத்தில காசி தீர்த்தம் இருக்கணும். அன்னபூரணி இப்படியெல்லாம் நெறைய சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி நீங்க எதாவது பழைய வீடுகள்ல பார்த்துருக்கீங்களா? அது எப்படி இருந்துச்சு? இப்போதைய பூஜை அறைங்கிறது எப்படி இருக்குன்னு நெனைக்கிறீங்க?
ஆமாங்க.